செரி.
உதார்ணத்துக்கு. அ, அ உ முழுநாள் முழுக்க நமக்கு வந்து எப்பனாலும் அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம அதாவது ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவ நான் ஓப்பன் பண்ணி பாப்பேன். 5 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் கிடையாது. ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா அந்த அது என்ன ஒரு அடிக்ஷன் தெரியாது. எப்பனாலும் ஃபோன எடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவ, புதுசா மெயில் வந்துருக்கா? மின்னஞ்சல் வந்திருக்கா? புதுசா WhatsAppல ஏதாவது மெசேஜ் போட்டிருக்காங்களா? புதுசா வேற ஏதாவது நமக்குன்னு செய்திகள் வந்திருக்கா, லாட்ரி அடிச்சிருக்கான்னு ஏதாவது ஒண்ணு தேடிக்கிட்டே இருப்பாங்க. 5 நிமிஷத்துக்கு ஒருதடவ ஃபோன்ல ஏதோ பொதயல் இருக்க மாரி.
ம். செரி. ஆ. நீங்க சொல்றதப் நீங்க என்ன பத்தி ஏதோ வர்ணிச்சு சொல்ற மாதிரியே இருக்குங்க.
அது அதுதான். அவங்களுக்கு என்னன்னா கைல ஃபோன் வெளிய நின்னு வெளியே எங்க நின்னாலும் சரி தான், மக்கள் வந்து உடனே வந்து எடுத்து பாத்து தல கீழே குனிஞ்சிருவாங்க. குனிஞ்சி அத பாத்துட்டு இருக்கது இந்த மாரியே. அதனால நான் என்ன பண்ணேனா, இல்ல இப்படி பாக்கக்கூடாது. குறைஞ்சது 1 மணி நேரத்துக்கு மாத்திக்கிட்டது 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவதான் கண்டிப்பா வந்து, அத செக் பண்ணணும் எதாவது இருக்கா அப்டின்னு சொல்லி. அ. ஆமா. தொடக்கத்தில ரொம்ப கஷ்டமா இருந்தது. தொடக்கத்தில வந்து 15 நிமிஷத்துக்கு ஒருதட போய் ஓப்பன் பண்ணி பாத்துட்டு இருப்பேன். அத.
ஆமா. ம். சிறந்த முயற்சிதான். உண்மைலயே வந்து நானும் இத முயற்சி பண்ணி பாக்குறேன். ம். ஆ.
கஷ்டப்பட்டு அந்த பழக்கத்த கொண்டு வந்தேன். அத மாரி இரவு நேரத்தில வந்து யாரும் வந்து எனக்கு அலுவலத்தில இருந்து மெசேஜ் அனுப்புனா, பதில் அனுப்ப மாட்டேன்.
அப்டியா! ஆனா கேக்க மாட்டாங்களா, பாத்துட்டு ஏன் பதில் அனுப்பலன்னு?
அதுக்கும் ஒரு நேர்களாம் நேர வரையற மாரி வச்சுக்குடுவேன்.
செரி.
காலைல ஒரு அ. இரவுல வந்து ஒரு 10 மணி வரைக்கும், அதுக்கு மேலலாம் பண்ண மாட்டேன்.
புரியுது, புரியுது. அதாவது உங்களுக்கு வந்து நேரம் எவ்ளோ நேரம், அதுக்கு செலவு பண்ணனும்ன்னு ஒதுக்கி வைச்சு அதுக்கு மட்டும் செலவு பண்ணுவீங்களே தவிர மிச்ச நேரங்கள்ல வந்து அந்த அலுவலகத்துக்கான விஷயங்கள வந்து பயன்படுத்த மாட்டீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு இது.
ஆமா. அது எ அது எதனால முடிவெடுத்தென் அப்டின்னா, இப்போ உ நம்ம வந்து இந்த WhatsAppல நிறய குழுக்கள எடுத்து
ம். ம்.
சாதாரணமா ஃபோ ஒரு கைபேசி அழச்சு பேசுற விஷயங்கள் எல்லாம் WhatsAppலயே வந்து சில நேரம் வாய்ஸ் நோட் போட்டு உடுவாங்க குரூப்ல. இல்ல நம்மள டாக் பண்ணி உடுவாங்க.
ஆமா.

புரியுது, புரியுது. ம்.
அ, அதனால நான் என்ன பண்ணேன்னா, அதுலேருந்து இந்த வாட்ஸ்அப் புக்கு. அப்போதான் என் நண்பர் சொன்னாரு, "நீ வாட்ஸ்அப்புக்கும் பாஸ்வேர்ட் போடலாம்" அப்டின்னாரு.
சரி.
எப்படி நம்ம இப்ப ஒரு எக்ஸல் லுக்கு வந்து நம்ம பாஸ்வேர்ட் போட்டு வெக்கிறமோ. அத நம்ம மட்டும் தான் ஓப்பன் பண்ண முடியும். அந்த மாதிரி அதுக்கும் நான் வந்து தனிப்பட்ட விஷயம்னால, அதுக்கு பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருவேன். அதனால யார் ஓப்பன் பண்ணாலும் வந்து அது க ஓப்பன் ஆகாது. நம்ம அதுக்கான கடவு சொல் போட்டா தான் ஓப்பன் ஆகும்.
இப்ப இந்த நம்ப, போன வந்து தொறக்கிறதுக்காக ஒரு கடவு சொல் போட்றோம்ல, அந்த மாதிரி இருக்குமா அந்த லாக் கு.
ஆமா. அதாவது அஹ அதுல வந்து அந்த, நீங்க ஏதாவது பின் நம்பரு இல்ல ஏதாவது பாஸ்வேர்டா தான் போடணும். டைப் பண்ணி எதாவது பேரோ இல்ல வருஷங்களோ இந்த மாரி போடுறோம்ல, அந்த மாதிரி தான் போட முடியும்.
ஓ! சரி, சரி, சிறப்பு. ம்.
ஆமா. அது ஒண்ணு. இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நான் அலுவலகத்ல வேலை பார்க்கும்போது, இ இந்த வாட்ஸ்அப் வர்றதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா, எல்லாரும் எதுனாலும் நமக்கு கைப்பேசில அழைச்சு கூப்பிடுவாங்க. இது வந்த புதுசில என்னன்னா, இந்த நம்ம. அ குறுஞ்செய்தி அனுப்புறதுக்கு, ஃபோன்லருந்து நேரா அனுப்புறதுக்கு வந்து, அப்போ குறுஞ்செய்தி தான் அனுப்புவோம் "சார்" இந்த மாதிரி "எனக்கு ஒடம்பு சரியில்ல"அப்டின்னு சொல்லி லீவ "எனக்கு லீவு குடுங்க" அப்டின்னு சொல்லி கேட்டுட்டு நம்ம வெளிய எங்கேயாவது சுத்த போயிருவோம்.
ம். ஆமா. ம். ம்.
அந்த மாரி இருக்கிறதுலாம் வந்து வாட்ஸ்அப்ல வந்து, ஒடனே, ஒடனே நம்ம போட்றதுனால. அ அது வந்து நமக்கு காசு செலவு கெடையாது. ஏன்னா அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காசு கட் பண்ணுவாங்க. ஒரு எஸ்எம்எஸ் அனுப்ச்சா.
கண்டிப்பா. இன் ஆமா. 1 1. குறுஞ்செய்தி அனுப்புறதுக்கும் ₹1, 50 பைசா அப்டின்னு இருக்கும்!
ஆமா 30 பைசா, 60 பைசா அந்த மாரி இருக்கும். இ-அது
அதுக்குன்னே வந்து தனியா மெசேஜ் பேக் ன்னு சொல்லி போடுவாங்க!